நம்ம வீட்ல வந்து. ரொம்பவே ஆச ஆசையா சமைப்போம். அத யாருக்காவது பரிமாறுவோம். ஆனா, அது குறிப்பிட்ட நபருக்கு நம்ம அத செஞ்சு குடுக்குறப்ப நமக்கு ஒரு பயங்கரமான திருப்தி இருக்கும் மனதல. அந்த மாதிரி யாருக்காவது முதல்ல அத செஞ்சு குடுத்து, அந்த முதல்ல செய்ற சாப்பாட, சில பேருக்கு விரும்பிக் குடுப்போம். அ ம அ சா செய்ற சாப்பாட்ட முதல்ல சில பேரு குடுக்குறப்போ, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? இவுங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்ட் குடுப்பேன். அப்டிங்கிற மாரி.
கண்டிப்பாங்க. நான் வந்து எங்க அப்பாக்கு தாங்க ஃபர்ஸ்ட்டு குடுப்பேன். ஏன்னா நமக்கு வந்து ஆமாங்க. அவர் தான் வந்து என்ன பண்ணக்கிறா நம்மலுடைய சோதனை எலி மாதிரியே பயன்படுத்தக்கக்கூடியது ஆளு அப்டின்னு சொல்லி பார்த்தா.
அப்டியா? அடப்பாவமே! என்ன இப்படி சொல்ட்டீங்க? <chuckles>